ரொம்ப உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லும்போது எனக்கே வந்து இன்ஸ்பெக்ஷன்னா இருக்கு. அதாவது முன் உதாரணம் வந்து ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இது போல தான். ஏனா, குடும்பத்தையும் பார்த்துக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இலக்க நோக்கி வந்து போறது, கை குழந்தைய விட்டுட்டு தான் நீங்க போனீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ப்ரஷரா இருக்கட்டும். அங்க இருக்கிற அ ஒரு என்னன்ன ஒரு விஷயம் நடக்குதோ, அதுவும் உங்க கணவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணு போது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அறிகுறியா இருக்கட்டும். அந்த மனப்பக்குவம் இருக்கு பார்த்தீங்களா, நண் அதாவது கணவர் ஒரு நண்பரா ஆயிட்டார்னா, இந்த அளவுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். அப்படின்ட்டு ஒரு மனம் வந்துரும் பார்த்தீங்களா, அந்த தைரியம் வந்து வேற லெவல்லுங்க. ஏனா, வந்து உங்களோட லட்சியத்த, நீங்க லட்சியத்த அடைஞ்சிட்டீங்க. நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கும்போது, அடையும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு உண்மையான, இப்ப சொல்லலாம் நம்ம கெத்தா, இந்த இது நான் அடைஞ்சுட்டேன்டா அப்படின்ட்டு, உண்மையா வந்து இன்னைக்கு ரொம்ப என் கண்ண தொறந்துட்டீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. குடும்பத்தயும் பார்த்துக்கணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான ஒரு இலக்க நோக்கி போணும். அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த இலக்க அடையிற வரைக்கும் சோர்வடையக்கூடாது. சோர்வடஞ்சாலும் நம்மள தட்டிக் குடுக்க ஒரு ஆள் இருந்தா போதும். அப்படின்ட்டு அழகா சொன்னீங்க. எனக்கு அப்படியே ஆணிபூர்வமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் வந்து பகிரும்போது, வந்து எனக்கு வந்து நெறைய மனசில வந்து, பதியுது, இது போல இருக்கணும். இது போல இருக்கக்கூடாதுன்ட்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க கூட பேசுனதில ரொம்ப சந்தோஷங்க, மீண்டும் சந்திக்கலாம், மீண்டும் பேசலாங்க.
ஆமாங்க. <chuckles> ஆமா. கண்டிப்பாங்க. ஆமாங்க. <chuckles> நிச்சயமாங்க. <chuckles> <chuckles> <laughs> ம். ம். கண்டிப்பாங்க. <chuckles> எனக்கும் உங்க கூட பேசுனதுல, ரொம்ப மகிழ்ச்சிங்க. எனக் எனக்கு உங்களோட பேசுனதில. மீண்டும் பேசுவோங்க, நன்றி.